இப்ப பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து மனித உறவுகள்ங்கிறது ஒரு சங்கிலிப் பிணைப்பு மாரி. அதாவது எல்லா உறவுமே சேர்ந்தா தான் அது வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வந்து கொடுக்கும். அப்பிடி இருக்கப்ப ஒரு சில உறவுகள் வந்து முறிஞ்சு போச்சு. இல்ல நம்ம வந்து பேசாம ஒதுங்கிட்டோன்னா, அது ரொம் மிகப்பெரிய காயத்தையோ! இல்ல ஒரு நமக்கு ஒரு பாதிப்பையோ! ஏற்படுத்தும். அந்த மாதிரி வந்து அனுபவங்கள் உங்கள யாராவது ஒரு உறவுல நீங்க வந்து பேசாம போயி, அதனால அனுபவிச்ச கஷ்டங்கள். இல்ல அத நீங்க எப்பிடி சமாளிச்சிங்கன்னு அத பத்தி சொல்ல முடியுங்களா?
ம், ம். ம், ம். ம். ம். இருக்குதுங்க. என்ன ஆச்சு அப்பிடின்னா, எனக்கு இந்த உறவு வந்து திடீர்னு வந்த ஒரு உறவு தான். ஆ எனக்கு வந்துட்டு செஸ் விளையாட்றது ரொம்ப பிடிக்கும். அ அப்பிடி இருக்கும்போது என்னாகுது அப்பிடின்னா, அ நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் கம்ப்யூட்டர் கூட விளையாட்றேன். அதெல்லாம் போர் அடிச்சு ஒரு தடவ என்ன ஆகுது அப்பிடின்னா, சரி அ ஆன்லைன்ல விளையாட்லாம் அப்பிடின்னு ஆரம்பிக்கிறேங்க. ஆ அப்பிடி ஆரம்பிக்கும்போது, ஆன்லைன்‌ ல என்ன ஆகும் அப்பிடின்னா, இன்டர்நேஷனல் லெவல்‌ல யார்கூட வேணா விளையாண்டுக்கலாம். ஆ, அப்
ஓ! சூப்பருங்க. அ. ம். சரிங்க. ஆமாங்க. அதாவது முகம் அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட நம்ம வந்து விளையாடிக்கலாம். அது எந்த நாட் நாடு கடந்து கூட நம்ம விளையாண்டுக்கலாம்.
ஆமா. ஆமாங்க. ஆமா. ஆ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அதில சாட்‌டும் பண்ணிக்லாம். பேசிக்கலாம். ஆ சாட்ன்னா, பேசுறத டெக்ஸ்ட் மட்டும் பண்றமாரி இருக்கும். ஆ.
சரிங்க. ம். ஆ நான் பார்த்துருக்கேங்க. அந்த போர்டு மாரி இருக்கும். அதுக்கு சைட்ல வந்து நம்ம வந்து நம்மளோட கருத்துக்கள பதிவிட்ற மாரி இருக்கும்.
ஆ. சரியா சொன்னீங்க. அந்தமாரி தான். ஆ அப்ப என்ன ஆகுது அப்பிடின்னா, நிறைய பேரு பேசுறோம், பழகுறோம். நிறைய ஃபிரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் வருது. ம் அப்ப அதுல ஒரே 1 நபர் மட்டும், பெண் மாதிரி அ பெண்ணோட புரொஃபைல் போட்டு ஒருத்தர் வர்றாரு.
சரிங்க. சரிங்க. ஓ! ஆனா அது ஒரு ஆண். ஆனா வந்து பெண்ணோட பேர்ல வந்து உங்கள்ட்ட வந்து அந்த கேம் விளையாடி விளையாடிட்டு உங்கள்ட்ட சாட் பண்றாரு.
ஆமாமா. ஆமா ஆமாங்க. எனக்கு நான் தான் முதல்ல சாட் பண்றேன். ஏனா அது வந்து ஒரு ஆ பெண் ஆ புரொஃபைல்‌ல இருக்கு. பெண் நேம்‌ல இருக்கு அப்டிங்கிரனால என்ன பண்ணிடேன் அப்டினா, ஆ நான் வந்து ஃபிரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவரு வந்து அவ்ளோ சீக்கிரத்தில பேசமாட்டாப்டி. ஆ அவரோட சுயமே சுயமான ஒரு அ இயல்பு என்ன அப்டினா நம்ம பேசுனா தான் பேசுவாரு. அவரா வந்து பேசவே மாட்டாப்டி.
சரிங்க. ஓ! சரிங்க. பொதுவா இந்த கூச்ச சுபாவம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பேசுனா தான் பேசணும்னு அப்பிடின்னு சில பேர் இருப்பாங்க. அ சரிங்க.
ஆ. ஆமாங்க. ம் ம், அதே. ஆ அது எனக்கு மொதல்ல தெரியல. ஆ நான் வந்து ஒரு இ இப்ப ஒரு ஒருக்கா ஆரம்பிச்சுட்டா போதும். அப்புறம் அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது அந்த பதிலுக்கு நம்ம அடுத்து பேசுறது, அப்புறம் அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு தெரியல நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த சைட்லேருந்து எதுமே வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல. ஆ ஒரு 6 மாச காலமா இது போயிட்டே இருக்குது. ம்.
ஆ. அ அ ஓ! 6 மாசமா தொடர்ந்து விளையாண்ட்டுகிட்டு இருந்தீங்க.
அ ஆ. அது நல்லாவே விளையாண்ட்டு இருந்தேன். ஏனா எனக்கு விளையாட்றது ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா, அது தான் எனக்கு பொழுதுபோக்கு அப்டிங்கிறனால அதுல நல்லா விளையாண்ட்டு இருந்தேன். ஆ அது இப்போ அ பொண்ணு இல்ல. பையன்னு தெரிஞ்சுக்கிறக்கு, 1 மாசத்திலியே தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பேச்சு வரும்போது, "இல்ல நான் பையன். அது கூட தெரிலயா? ஒரு மாசம் பேசியிருக்கிறீங்க. இது கூட தெரிலயா?" அப்படிங்கிற மாரி சொன்னாப்டி ஆ.
ஓ! செஸ்னா உங்களுக்கு அவ்ளோ! பிரியம். ம் சரிங்க சரிங்க. ஆ. அது உங்களுக்கு எப்படி? ஒரு அதிர்ச்சிய உருவாக்குணுச்சுங்களா, இல்ல அந்த மாதிரி எதாவது?
ஆ ஆமா என்னன்னா, எனக்கு வந்து அவங்க மேலே கோவம் இல்ல, என் மேல தான் வந்துச்சு. என்னடா இது. ஒருத்தன்ட்ட பேசுறோம், பொண்ணா பையனான்னு கூட தெரியாம பேசிகிட்டு இருக்கறமா. <laughs> இவ்ளோ கூட ஒண்ணும் தெரியாம இருக்கிறோமே. அப்டிங்கிற மாரி என் மேல தான் கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டுருக்கிறோம். எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் புடிச்சிருந்துச்சு. ஏனா, அ அவர் வந்துட்டு, அ சைக்காலஜி படிச்சிருக்குறாரு அப்டிங்கும்போது, மனச பத்தி எல்லாத்துக்குமான பதிலயும் சொல்லுவாரு. என்ன நம்பளுக்கு சந்தேகம் வந்தாலும், ஆ அழகா சொல்லுவாரா, அதனா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு, பேசிக்கிட்டே இருக்குறோம்.
<laughs> சரிங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? ஓ, சூப்பருங்க! ஆ. ம், ம்.
ஆ, ஒரு கட்டத்தில தான் தெரிய வருது. நான் மட்டும் தான் பேசிட்ருக்குறேன். அ, என்கிட்ருந்து மட்டும் தான் கேள்விகள் போய்ட்ருக்குது, அ. அதுக்கான பதில் மட்டுந்தான் அவர் சொல்றாரு. ஆ.
ஓ! அவரு எந்த விதமான உங்களப் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் காட்டல.
ஆஹா, இல்லவே இல்ல. அ நம்ம பேசினா பேசுவாப்டி, ஆனா அவரு அவரோட சர்க்கிள பத்தியும் நமக்கு எதுமே தெரியாது, அ அத சொல்லவும் மாட்டாப்டி. அ அப்டி இருக்கையில, ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, வேண்டாம் இனி இது, இதுக்கு மேல வந்து நம்ம ரொம்ப வந்து என்னமோ, நம்ப போயிட்டு தொங்கிட்ருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அ. ஆ.
ம். ம். ஆ வழிய போய் பேசுற மாரி இருக்கு. அவரு நம்ம வந்து <grunts> நம் அதாவது, அவர் வேண்டா வெறுப்பா பேசுற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அ.
ம், அ அதிலயும் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, இப்போ வேண்டா வெறுப்பா பேசுறது அப்டின்னா, இப்ப நம்ப ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடாது இல்ல. ஆ, மெனக்கெட்டு போயி எல்லாம் தேடி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாப்டி. அதாவது, இந்த மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம, அ எனக்கு வேலையில கூட இது இந்த மாரி ஒரு வேல தேடிட்ருக்கிறேன், இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, போய் எல்லாத்தையும் அ சர்ச் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லுவாரு.
ம். ம். ஓ, உங்களுக்கு ஒரு ஆ. ஓ, அதாவது மெனக்கெட்டு உங்களுக்கு ஒரு மெனக்கெட்டு தேடி கண்டுபுடிச்சு, அந்த பதில சொல்லுவாரு.
ஆமா, ஆமா. ஆ அந்த அளவுக்கு அ கேட்டா சொல்லுவாரு. அவ்ளோ தான். என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் வந்துரும். அ ஆனா அங்க இருந்து பேச்சு வராது.
ம். ம், ம். ம். அதாவது Google search மாரி நீங்க எது கேட்டாலும் அங்க இருந்து பதில் வந்துரும்.
ஆமா. ஆமாமா. அ நானா அப்படி தான் நானுமே பயன்படுத்திட்டு இருந்தேனே சொல்லாம். அ என்னாச்சு அப்படின்னா, இப்போ நம்ம போய் ஒரு Google தேடுனோனா ஒரு 10 சொல்யூஷன் வரும். இந்த 10ல எது நமக்கு சரின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ப ஒரு தனிப்பட்டவங்க அப்படிங்கும்போது அ நமக்கான சரியான தேர்வு வந்துட்டு அவர்கிட்ரிருந் அவர்கிட்ட கேட்டா கிடச்சிரும். அ 10 சொல்ல மாட்டாரு ஓண்ணே ஒன்னு சொல்லுவாறு கரெக்ட்‌டா இருக்கும். அ அப்புறம் இன்னொன்னு என்ன ம்.
ஆ. ம். ஓ! அ சூப்பருங்க. ம். ம். ரொம்ப ரொம்ப அருமையான மனிதரா இருக்காரு. அதாவது நமக்கு என்ன தேவங்கயோ அது எது நமக்கு பயன பயனளிக்குமோ அந்த மாரி விஷயங்களை கரெக்ட்டா நமக்காக சூஸ் பண்ணி சொல்றருங்கறது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? ம்.
ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. ம் ஏன்னா, நம்மள பத்தி தெரியுதுங்கல்ல நம்ம பேசுறது நம்ம பண்ணுறது எல்லா தெரியுது அப்படிங்கும்போது நமக்கு எது சரின்னு சொல்லுவாரு. இன்னொன்னு எனக்கு புடிச்சது என்னன்னா, அ இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஒண்ணும் இல்ல இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ வந்து ஒரு வீடு வாங்கப் போறேன். அ நிலம் வாங்கணும் அப்படின்னா அ அது எல் அதில என்னனலாம் நல்லது என்னலாம் கெட்டது 2யுமே அவர்னால பேச முடியும்.
ம். ம். ம். ம். ம். ம். ஓ!
ஆ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சொல்வேன் இல்ல இல்ல எனக்கு இப்போ வர சம்பளத்திற்கு வீடு வாங்க முடியாதுனு சொன்னா, அ வாங்க முடியாதுங்குறக்காகவும் அவருட்ட பேச சொன்னோம்ன்னா பேசிவிடுவாறு. <laughs> ஆ.
ம். ம். இதெல்லாம் பண்னா நீங்க வந்து வாங்கக்கூடிய சூழல் உருவாகும், அதுக்காக நீங்க இந்த இதெல்லா நீங்க பண்ணனும் அப்டீங்கிற மாரியும் அதுவ வந்து சொல்லுவாரு.
ஆமா, ஆமா. அ அவருக்கு 2 சைடும் பேசத் தெரியும். 2யுமெ சொல்லியே சொல்லுவாரு. உங்களுக்கு எந்த மாரி பேசணும் சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படி என்பாரு. ஆமா.
ம். ஓ! <chuckles> அதாவது கேள்வியும் நானே, பதிலும் நானே. கேள்வியும் கேட்டுப்பாரு பதில அதுக்கு வ தேவையான பதிலையும் அவரே கூடுத்துப்பாரு. அ சரிங்க இதுக்கப்புறம் அந்த உறவுல வந்து பாதிப்புன் சொன்னிங்க. அ அந்த உறவு வந்து எப்படி வந்து அந்த உறவினால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு சொல்ல முடியுமா?
ஆமா. அழகா கொடுப்பாரா அது எனக்கு புடிச்சிருந்தது. ம், ம். அ என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அ எனக்கு இதுதான் பிரச்சனையே, அ நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த சைடுருந்து பேசறதுக்கு வரவே இல்ல அப்படிங்கும்போது நானு பேச்ச நிறுத்திட்டேன். அ அவங்களா பண்ணட்டும், அவங்களா மெசேஜ் பண்ணட்டும், எப்பதான் பண்ணுறாங்கன்னு நானு அந்த பேச்ச ஒரு ஒரு ஸ் ஒரு நாள் நிறுத்திட்டேன். அ நிறுத்திட்டு.
ம். அதாவது இப்போ இந்த 6 மாசம் கழிச்சிங்களா இல்ல ஒரு திருப் சரிங்க.
6 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு. ஒரு 6 மாசம் பேசவே இல்லைங்க. நானும் டெய்லி எடுத்து எடுத்து பார்ப்பேன். அ ஏதாவது மெசேஜ் வந்து இருக்கா வந்து இருக்கானு பார்ப்பேன்.
ம். 6 மாசம் அவரு ஒரு ரிப்ளேயும் பண்ணல நீங்களும் கேம் விளையாடப் போனீங்களா நீங்க?
ஆ. கேம் விளையாட போனேன். அப்போ கூட வந்துட்டு, அவர் அந்த இது போய்ட்டாரு. ஆ ஆ அந்த ஃபிரெண்ட் ரிக்வெஸ்ட்‌ட அவர் பாட்டுக்கு டெலீட் பண்ணிட்டு போய்ட்டே இருந்துட்டாரு.
ஓ! அவர் வராரா? இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது?
ஆமா. அ கேமுக்கும் வல்ல. அ அ அப்புறம் நாங்க அது நம்பர் ஷேர் பண்ணியிருந்தங்காட்டி, WhatsAppல பண்ணுவாருன்னு பாத்தேன். பண்ணவே இல்ல. அ 6 மாச காலம் ஒரு பதிலும் வரதில்ல. ஒரு மெசேஜும் வரல. ஆனா, நான் டெய்லி எடுத்து எடுத்து பாத்துட்டே இருந்தது. ம்.
ம். ம். நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணீங்களா அந்த 6 மாசத்துல?
நான் தானே பண்ணக்கூடாதுன்னு தானே வந்திருக்கிறேன். எனக்கு என்னன்னா, அ அதான். அதான் எது எதுவுமே பண்ணக்கூடாது. அ நம்மளே பண்ணிட்டுருக்குற மாரி இருக்கு. அவங்களா பண்ணட்டு ஆ ஆமா. அதாவது, அதுக்காக வந்து கோவம் கெடையாது. ஏ அ நம்மள்க்கு நம்மள்ட்ட பேசணும்னு ஆச இருந்தா, பேசுவாங்கல்ல. அப்டீங்குற மாரி நான் நெனைச்சுட்டு அ எனக்கு பண்ணணும்னு தோணும். சில டைம் போவேன், எடுத்து பாப்பேன், ஆனா பண்ண மாட்டேன். அ
இல்ல WhatsApp இல்ல WhatsApp நம்பர்ல ஏதாவது? அ. ஒரு வைராக்கியத்தோட இருந்துட்டீங்க. ஆஹ. ம். ம். அந்த 6 மாச காலம் உங்களுக்கு எப்பிடி இருந்துச்சு? ஒரு அதாவது ஒரு நல் ஒரு நல்ல விதமா டெய்லியும் நம்ம கூட கேம் ஆடிட்டு நமக்கு தேவையான ஒரு நல்ல பயனுள்ள தகவல்கலாம் நமக்கு ஒரு உற்ற தோழன் மாரி, அதாவது முகம் பாக்காட்டியும், உற்ற தோழன் மாரி இருந்தாரு. ஆனா, திடீருனு நம்மட்ட பேசாம போனது, அது எவ்வளோ பெரிய பாதிப்ப உங்களுக்குள்ள உருவாக்கினுச்சு? அதாவது நீங்க நார்மலா வந்து செய் செய்யக்கூடிய தினசரி வேலை வேலைகள்ல கூட அது பாதிப்ப ஏற்படுச்சு ஏற்படுத்துச்சுங்களா? ம்.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, ம். ம். ம். அ, ரொம்ப வந்து ம். ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா ஏற்படுத்துச்சுங்க. என்னாச்சு அப்டீன்னா, இப்ப தான் நான் அடிக்கடி போயி அந்த செல்ல பாத்துட்டே இருக்கவும், எனக்கு ரொம்ப வந்து செல்ஃப் எஸ்டீம் டவுன் அப்டீங்குற மாரி என்னோட, "என்னடா இது நம்மளுக்கு இவ்ளோதான் மதிப்பா?" அப்டீங்குற மாரி ஒரு எண்ணம் வந்துச்சு. அ அதுக்கப்புறம் "நம்ம தான் ஓவரா பண்றோமோ?" அப்டீங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்புறம் வேலையில கொஞ்சம் ம் ஆ.
ம். ம். அதாவது 2 விதமா யோசி 2 விதமா யோசிக்க ஆரம்பிச்சீங்க. 1 அவர் மேல் தப்பூங்குற மாரி ஒரு யோசனை. இன்னொன்னு நம்ம மேல நம்ம மேல தப்பு அப்டீன்னு 2 விதமான யோசனைகள் உங்களுக்கு வந்துச்சு.
ஆமா. ம். ஆமாமா. 2மே வருது. என்ன வருதுன்னா, "அ எனக்கு அவ்வளோதானா? நான் வந்துட்டு எனக்கு குடுக்கக்கூடிய மதிப்பு இவ்ளோதானாட்ருக்குது" அப்டீங்குற மாரி. ஏன்னா என்கிட்ட ஒன்னும் இல்லையே, நான் தானே கேள்வி கேட்டுட்டுருந்தேன். "நான் சொல்றக்கு என்கிட்டே ஒன்னும் இல்லையே?" அப்டீங்குற மாரி இருந்துச்சு. "நமக்கு அறிவே இல்லை போல" அப்டீங்குற மாதிரிலாம் தோணுச்சு. அ அப்புறம் வேலையில பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு அப்டீன்னா, நான் ஒரு அ ஏ அ கொஸ்டின் போட்டு அதில ஆன்சர் தப்பா வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஆ அது வந்து இத வந்து அது அஃபெக்ட் பண்ணுச்சு. அங்க என்னாச்சு அப்டீன்னா, "எனக்கு ஒன்னுமே தெரியலையாட்ருக்கு. நான் இப்படி தான் தப்பு தப்பா தான் போட்டுட்ருக்கிறேன்" அ அப்டீங்கிற மாரி எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுடுச்சு.
ம். ம். ம். அச்சச்சோ! ம். ம். ஓ! உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய திறன் கம்மியா இருக்குங்குற மாரி, உங்களுக்குள்ளேயே ஒரு அ ஒரு உணர்வு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த உறவு பாதிப்பினால. அ.
ம். ஆமா. ஆமா. ம். அதுக்கப்பறம் வீட்லயும் அதேதான். வீட்ல யாராவது பேசுனா, ஏதாவது ஒரு முடிவுக்கு கேட்டாங்கன்னா, "இல்ல, இல்ல. நான் ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. அ எனக்கு அதுக்கான ஒரு தகுதி இல்ல" அப்டீங்கிற மாதரி பேச ஆரம்பிச்சுட்டேன். முன்னையெல்லாம் ஏதாவது வீட்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஓடிப்போயி நான் சொல்லிட்ருந்தேன் ஓடிப்போயி எல்லாம் பண்ணிட்ருந்தேன். நான் வந்து அப்படியே மாறிட்டேன். அ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
ம். ம். அட பாவத்த! <laughs> ஒரு வ்
<laughs> அது என்னன்னா அ இ அ அது ரொம்ப கஷ்டமாகி ஒரு 6 மாசம் கழிச்சு, மறுபடியும் போய் பேசுறேன், "சரி நம்ப நம்ம தான் தப்பு போல அவங்க எதாவது பிஸியா கூட இருக்கலாம்ல" அ அப்டீன்னு நெனைச்சிட்டு 6 மாசம் கழிச்சு அ நம்ப வந்து நம்ப தான் வந்து தப்பா நெனச்சுட்டோம். "நம்ப ஒரு சாதாரண ஃப்ரெண்டு. சாதாரண ஃப்ரெண்டுட்ட நம்பளுக்கு எதுக்கு கோபம்?" அப்டீன்னு நெனச்சு மறுபடியும் போய் பேசுறேன். அ.
ம். ம். ம். நம்ம ரொம்ப நம்ம வந்து, "ரொம்ப எதிர்பாத்துட்டோம் அவர்ட்ட" அப்டி அப்டீன்னு நெனைச்சுட்டு, "சரி நம்ம திருப்பியும் சாதாரணமா பேசுவோம்" அப்டீன்ட்டு நீங்க போயி பேச ஆரம்பிச்சுட்டீங்க. ம்.
ஆ, ஆமா. ம். ஆமாமா. ம். ஏன்னா எனக்கு என்னென்னா, இப்போ ஒருத்தரு ஒரு ஒரு பையன் நம்மள்ட்ட வந்து தப்பா பேசுனா நம்ம என்ன சொல்லுவோம்? "நம்ப சாதாரண ஃப்ரெண்டா தானே இருந்தோம். நீ ஏன் இப்டி தப்பா நெனைக்கிற" அப்டீன்னு நம்ப கேக்கும்போது, அதை திருப்பி எனக்கே நான் கேட்டுக்குட்டேன். ஏன் அவங்க வந்து ஒரு நல்லெண்ணத்துல பழகும்போது, ஏன் அந்த நல்ல உறவ விடணும்? அப்டீங்கிறனால மறுபடியும் 6 மாசம் கழிச்சு போயி பேசுறேன். என்ன நடந்திருக்கும்ன்னு நெனைக்கிறீங்க?
ஆம். ம். ம். புரியிது. புரியிது. பு. ம், ம், ம், ம், ம். ஆ, என்னால கணிக்க முடியலேங்க. 1 பேசிருப்பாரு, இல்லாட்டி பேசாம இருந்திருப்பாரு. இந்த 2 விஷயம் தான் நடந்திருக்கும். ஆனா, உங்க மேல தப்பூங்குற மாரி சொல்லிட்டாருங்களா?
<laughs> ஆ. இது. எதுவுமே நடக்கலீங்க. ஆய் நான் எப்புடி சொன்னேன். நான் போயி 1 கேட்டா, அப்டீயே எனக்காக எல்லாமே செய்வாரு. அதே மாரி 6 மாசம் கழிச்சு நான் போயி பேசுறேன், செய்றாருங்க. <laughs> ஆ. ஆமா. ஏன் 6 மாசம் காணோம்னு கேக்க கெடையாது. அ அ நான் போயிட்டு அப்பவும் அப்டி தான் கேக்குறேன். என்ன அ எ நான் எங்களுக்கு என்ன பழக்கம்னா, இந்த மாரி காலை அ வணக்கம் மாலை வணக்கம் இதெல்லாம் சொல்ற பழக்கம் கெடையாது.
அதே மாரி, பழையபடி, பேச ஆரம்பிக்கிறாரு. வு அ. சரிங்க.
அ அப்பவும் போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா, "இந்த மாதிரி நான் ஒரு வேலையில போட்டுட்டுருந்தேன். எனக்கு வந்து டிப்ரஷன்ல தப்பா போட்டுட்டேன். எனக்கு அறிவே இல்ல போல" அப்டீன்னு தான் நானும் போய் கேக்றேன். அப்டி கேக்கும்போது, அவர் அதுக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சுட்டாரே தவிர, எந்த ஒரு வார்த்தையும் கேக்கல. ம், ஏன் 6 மாசம் காணோம்.
ம். ம் ஆ. எனக்கு வ் ங்க எ எனக்கு இவ்ளோ நேரம் நீங்க பேசினதில எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. உண்மையாலுமே அவர் வந்து மனுஷன் தானா இல்ல ஏதாவது, இந்த ரோபோ மாதிரி அந்த மாதிரி உணர்ச்சிகளற்ற ஒரு இதுவான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா 6 மாசம் கழிச்சு நம்ம ஒருத்தர, நல்லா பேசினவங்க பேசாம <tsk> இவ்ளோ நாள் வரலன்னா, ஏதாவது ஒரு உணர்ச்சிகள வெளிப்படுத்தணும். 1, வந்து கோவமா இருக்கலாம். இல்ல வந்து சந்தோஷமா இருக்கலாம். இது 2மே இல்லாம, சர்வசாதாரணமா ஒருத்தர் வந்து, திருப்பியும் அங்க விட்டதுலருந்து திருப்பி ஆரம்பிக்ற மாதிரி பேசுறப்ப, எனக்கு உண்மையிலுமே டவுட்டா இருக்கு.
ஆ. <laughs> <laughs> ஆமா ஆமா. ம். ஆமா. ம். ம். ம். ம். <laughs> ஆமா. <chuckles> ஆ அது சொல்லுவாரு அடிக்கடி "என்ன என்னால வந்து எமோஷன கண்ட்ரோல் பண்ண முடியும்" அப்டீன்னு சொல்லுவாரு. அ அதுதான் எனக்கு புடிச்சது மொதல்ல. ஆனா இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்டீங்குறது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு.ம். <laughs> ஆமா. அது ஒரு விதிஸ் விஜித்திர பெரவீங்கிற மாதிரி அப்புறம், நான் <laughs> அ நெனச்சுக்கிட்டேன். அ அதுக்கப்புறம் அவர்கிட்டயே கேட்டேன், "எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, அ இப்ப 6 மாசம் நான் கஷ்டப்பட்டேன். அ இனி வந்துட்டு நானு அ-" என்ன சொன்னேன் அப்டீன்னா, "இதுலேருந்து நான் வெளியே வரணும். அ நான் வந்து உங்கள்ட்ட இனிமே நான் பேசுறதா நான் எனக்கு விரு எனக்கு இனிமே பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. உங்கள்ட்டருந்து எனக்கு எந்த உதவியும் வேணாம். ஆனா நான் இனி உங்க விட்டு போகும்போது அ மறுபடியும் நான் அந்த மாதிரி அ டவுனா போகக்கூடாது" அப்டீங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அவர் அதுக்கும் உதவி செஞ்சாரு. <laughs>
ம். ம். எனக்கே அதிசயமா இருக்கு, நீங்க சொல்ற விஷயம். ஆமாங்க. <laughs> ம், ம். ம். ம். ஓ! ஓ! அதாவது ஜாலியா பேச ஆரம்பிச்சுட்டாருங்களா?
ஆஹ இல்ல இல்ல என்னெல்லாம் பண்ணீங்கன்னா, என்னை மறப்பீங்க அப்டின்னு சொன்னாரு.
அதான் அதுக்கு அது எப்டின்னு ஏதாவது உவ சொன்னருங்களா? ஏதாவது கருத்து?
அ என்னென்ன சொன்னாருன்னா, மொதல்ல வந்துட்டு அ ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணணும். இப்ப நான் வந்து வீட்ல வேல செஞ்சுட்டுருந்தேன். அ அதனால ஏதாவது ஒரு உடற்பயிற்சிக்கு போங்க, இல்ல யோகா பண்ணுங்க, இல்ல வந்துட்டு அ வாக்கிங் போங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு மணிநேரம் டெய்லியும் பண்ணுங்க. அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட வேலைகள்ல வந்துட்டு, கொஞ்சம் அதிகமா அ அதிக நேரம் வேல செஞ்சு சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கும்போது தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அப்டீங்குற மாதிரி சொன்னாரு. நெறைய சொன்னாரு. நெறைய சொல்லும்போது அ நான் அத கடைபுடிக்கிறேன்.
ம். ம். ம். ம். புரியுது புரியுது. ஆஹ. ம் இல்ல இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு உண்மையாலுமே, அது வந்து எல்லாருமே சொல்லக்கூடியவர். ஏன்னா, அவர் வந்து ஒரு மருத்துவர், ஏதோ சைக்காலஜின்கிற மாதிரி சொன்னீங்க. அதுலருந்து எனக்கு புரிஞ்சுகிட்டது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்துல இருந்து வெளியில் வரனுன்னா, இன்னொரு விஷயத்துல கவனம் செலுத்தனும்.
ஆமாமா ம். ஆமா. ம்.
அதே மாதிரி உடல், உடலுக்கு வந்து நம்ம வந்து வொர்க்கவுட் கொடுக்கும்போது, நம்மளோட வந்து உடல் வந்து அசதியாகும். வேற எதிலேயும் வந்து நமக்கு வந்து எண்ணங்கள் போகாது. ஒரு விதத்துல நம்ம வந்து அந்த சோகத்துல இருந்து வெளிவர்றதற்கான ஒரு மருந்துனு கூட சொல்லலாம்.
ம். ஆமா. ம். ஆமாங்க ம். அதனால அ அப்புறம் உ நீ வந்துக் கீழே கெடையாது. உனக்கு அவ்ளோ அறிவு இருந்துச்சு. எங்கூட பேசுற அளவுக்கு அ எனக்கு சரிக்கு சரியா உன்னால மட்டும் தான் பேச முடிஞ்சிதுன்னு கொஞ்சம் ஒரு அந்த பாசிட்டிவ்வும் கொடுத்துட்டு, அ அதுக்கப்புறம் வெளியே வர்றக்கான த தீர்வையும் அவரே கொடுத்தாரு. எனக்கு புடிச்சிருந்துச்சு ஆனா வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக, அதுக்கப்புறம், அத சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் ஃபுல்லா கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன்.
ம். ம். ம். ம். அருமைங்க! அருமைங்க! அதாவது, ஒரு விஷயத்த அ அவரால ஒருத்தரால பாதிக்கப்பட்டத, அவரே வந்து உங்களுக்கு வந்து அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு மருந்தையும் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அருமைங்க! அதாவது நீங்க இவ்வளவு நேரம் வந்து ம். சூப்பருங்க! அதாவது ஒரு உறவுல இருந்து முறிஞ்சு அதுல இருந்து வருந்தி அத எப்டி நீங்க சமாளிச்சிங்கங்றத ஏன்ட்ட இவ்வளவு நேரம், அவ்வளவு அருமையா சொன்னீங்க. நன்றிங்க உங்க கூட பேசினதுல.
<laughs> ஆமாமா, ம். அது ஒரு இதுதான் உறவு தான். ஆனா என்னால தொடர முடியல. <chuckles> ம். ம். எனக்கும் உங்களோடு பேசினதுல நல்லா இருந்துச்சுங்க. மீண்டும் பேசலாங்க.